ஆமாங்க. அது வேற இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. இப்ப சமீப காலத்தில வந்துட்டு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்ட்டு, ஒரு மக்கு கப் வாங்குனேங்க. அதுல ஹார்ட், ஹார்ட்டா போட்டமாரி ஒரு மக்கு கப் வாங்கினேன். என் பிள்ளைங்க பார்த்தா போட்டி பொறாமை புடிச்சவளுக. எனக்கும் வேணுன்ட்டு ரொம்ப ஆட்டம். <chuckles> அப்பறம், "அந்த பே அதேமாரி வேற ஏதாவது ப வாங்கி குடுப்போம்." அப்பிடின்னு சொல்ட்டு, இந்த ஜங்கிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா! நெறைய அனிமல்ஸ் போட்டு மக் மக்
ஆ. ஆமாமா. ஆ.
அதுல தான் இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு கப்ல குடிக்கிறாய்ங்க. அவெங்க அந்த ஹ கப்ப ஹேண்டில் பண்ணுறதுக்குள்ள, அது தாங்க பயமா இருக்கும். அவெங்க குடிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் "எப்படா! குடிச்சு முடிச்சுட்டு கப்ப குடுப்பீங்க?" அப்பிடீன்ற மாரி இருக்கும் எனக்கு.
ஆனா உடஞ்சிற போதுங்க. ம். <chuckles> ஆமா. அது உடஞ்சா கூட பிரச்சனை இல்ல. அவுங்க கால்ல கீல்ல எதாவது குத்துச்சுன்னா, அது ரொம்ப
இல்ல, அது குது்துற அளவுக்கு இருக்காதுங்க. அது மக்கு வந்து உனக்கு கண்ணாடிமாரி இருக்காது. மக்கு ரொம்ப குத்தாது.
இருந்தாலும் அது கல்லுமாரி தானே இருக்கும். அதுல தெரியாம கால் வச்சாலுமே இதாயிரும்.
அழுத்தந்தான் இருக்கும். ஆமா, ஆமா. அந்த அளவுக்கு போகல இப்ப வரைக்கும். ஒரு 10 நாளா ஓட்டிக்கிட்டுருக்காங்க அத வச்சு சரி பார்க்கலாம்.
அ பரவால்ல. "ஆமா, அதுவும் ஒரு மு அனுபவம் தானே! கத்துக்கட்டும்." அப்பிடீன்ற மாரி.
ஆமா, ஆசைப்படுதுங்க. ஏன்னா, என்னைய குடிக்க விட மாட்டுதுங்க. நான் எனக்குன்னு ஆசையா ஒரு கப் வாங்குனா, அத குடிக்க விட மாட்டேதுங்க. அதுதான் குடிக்கணும்ங்கிதுக அதுல. அதனால நம்ம குடிச்சுட்டுருக்கும்போது கொஞ்சம் அது குடுக்கிறமாரி இருக்கு. ம். அழுது, அழுது, அடம் பிடிச்சு வாங்கிருவா! ஆமாங்க, அழுது அடம்பிடிச்சு வாங்குவா! என் சின்னவள்லாம். அதனாலவே என்ன பண்ணுறதுன்னா, "இப்போ போ! உனக்கும் 1 சேர்த்து போட்டு வுட்டுர்றேன்." ஏன்னா வந்து விலை குறைவா, இப்ப வந்து ஆஃபர்ல போட்டிருந்தாங்க, அந்த மக்கு, கப் எல்லாம்.
<laughs> ம். பரவால்ல கத் அதையும் ஆமாமா. அப்பறம் இதுவும் பழக்கப்படுத்திற போதுங்க. ம். <laughs> ஓ! சரி, சரி. அ, அ.
அப்போ எதோ ஒண்ணு ஆர்டர் போடும்போது, அது 1 எனக்காக 1 னே 1 போட்டா, இதுங்க இப்ப 2 வாங்க வச்சுருச்சுங்க. இப்ப 4 கப் ஆயிடுச்சு வீட்ல.